ஆ, ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, 2 பேரும் சேந்து, மறுபடிக்கும் தனிமையா, கொழந்தைங்கல்லாம் ப பள்ளிக்கு அனுப்பிட்டு, தனிமையில இருக்கும்போது இந்தப் போ இந்தப் படத்தை போட்டு பாத்துட்டு அவர் கண்ணுல இருந்து தண்ணியே வந்துச்சு. "ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னோ!" அப்படீன்னுட்டு. அ ஆமா இது மனசு அது "கோயிலப் போயிட்டு எப்படி இது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாதான்டீ இருந்துச்சு. என்ன ஒரு முடிவு? டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு? நீ பாட்டுக்கு போயிட்ட!" அப்படின்னு, எல்லாரும் நெனச்சோம், "இல்ல நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் இல்ல. நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு, உருகி உருகி லவ் பண்ண பொண்ணு பொண்ணு அந்தப் பொண்ணும் உங்கள உருகி உருகி லவ் பண்ணுது. அ ம் அதனால, நீங்க 2 பேரு மனசும் சேந்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் இப்பதானே புதுசா வந்தேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது உங்களப் பத்தி, அ 2 பேரும் தெரிஞ்சு, நல்லா புரிஞ்சுகிட்டு உங்க சொந்தக்கார பொண்ணு வேற, அதுவும் தாய்மாமன் பொண்ணு வேற. அ அதனால நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்துக்கலாம்னு ஒரு நெனைச்சுத்தானங்க நான் போனேன்" அப்படின்னு. "நீ நெனச்சுட்டா? சும்மா இரு உங்கள உங்க அண்ணன் தம்பிகள்லாம் என்னைய சும்மா விடுவாய்ங்களா? <laughs> கட்டி வச்சு ஆமா கட்டி வச்சு உரிச்சு தொங்க விட்ற மட்டானுங்க? ஏ 4 மச்சினனுங்கடி"
ஆ. சரிங்க. அச்சச்சோ. ம்ஹ்ம். <chuckles> ஆ. ஆமாங்க. <laughs> அ, ஆ, ஹ ஆஹா. ஆஹா. ம், ஓஹோ. <laughs> ஆஹா. சரி சரிங்க. ம் அப்போ அந்த பயத்துல தான் நீங்க பண்ணலையா? அப்டின்னு கேக்க வேண்டியது தானே நீங்க? ம்.
<laughs> ஆமா 4 மச்சினைங்கடீ! சும்மாவா இருக்கு? ஏன்டீ ஒரு பொண்ணு வேற! என்னமோ சொல்லுவாய்ங்க கிளி வளத்த மாரி வளத்து கைல குடுதுருக்காய்ங்க! <laughs>
ஆ ம். ம், ஆமாங்க. ம்
அப்டின்னு ரொம்ப அத அது ஜோக்காவும் சொன்னாரு, சில சமயம்ல சரி அவருக்கு மனசு "நீ எவ்ளோ கஷ்ட பட்ருப்ப? இந்த படத்த பாக்கும்போது எனக்கு தோணிச்சு" அப்டின்ட்டு ஆமா அத ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அதனால, திரும்ப திரும்ப இப்பவும் சரி
ம். ஆமாங்க. ம்ஹ்ம். ஆமாங்க. சரிங்க. அ 1 தரவ செஞ்சு போட்டு, இப்ப நீங்க மறுபடியும் மறுபடியும் அதப் பாத்து பாத்து அழுதுட்டு இருக்குறீங்க! என்னங்க நீங்க? ம்.
அந்த படத்த பாக்கும் போதெல்லாம், யா <laughs> ஆமா ஆமா கண்டிப்பா, திரும்ப திரும்ப அந்த படத்த வந்து, தனிமையில தான் நான் உக்காந்து பாப்பேன். யாரு கூடயும் உக்காந்து பாக்க மாட்டேன்.
அதாங்க. ம், ஹ்ம். அந்த அளவுக்கு வேதனைப்படுத்தியிருக்குதுங்க உங்களுக்கு. உங்களுக்கே தெரியல, நான் வந்து ஒரு தியாகி அப்டின்னு நெனச்சு பண்ணிட்டீங்க. ஆனா, ரொம்ப வேதனைதாங்க.
ம். ம், ஆமா. ஆமா ஆமா என்னமோ செய் அ என்னமோ ஒரு முடிவு எடுத்துட்டு, அங்க போயிட்டு, அத வந்து என்னமோ சொதப்பல் ஆயி, அப்பறம் அதான் நெனச்சேன், "சரி நம்ம அந்த நேரத்துல நம்ம எடுக்குற முடிவுகள் எல்லாமே வந்து, இப்பிடி தான் இருக்கும், ஒரு பக்குவம் இல்லாத ஒரு வயசு வேற, நமக்கு."
அதான் அதாங்க. ஆமாங்க. ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஆ, இப்போ நீங்க அந்த அதனால, அந்த பொண்ணு போயிருச்சு! அ மறுபடியும் வந்து மறுபடியும் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்களா? இல்ல அதுலருந்து நிறுத்திக்கிட்டாங்களா?
ம். ம்.

இல்ல. அதுக்கப்புறம் வந்து நான் அத சாமிட்ட கேட்டுட்டேங்க. சீக்கிரமா அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல லவ்வரோ! ஒரு கல்யாணம் மாப்பளையோ <laughs> அ, ஏன் ஏனா அப்டிதானே
ஓஹோ! அருமைங்க. இத நீங்க முதல்ல பண்ணியிருக்கலாங்க. அ அதாவது நீங்க இந்த முயற்சியில எடுத்ததுக்கு பதிலா, மொதலே போய் சமிட்ட வந்து இந்த மாதிரி ஒண்ணு கேட்டுருந்தீங்கன்னா, அப்பவே கெடச்சிருந்துருக்கும்.
ஆமா. ஆமா. ஆமா. எனக்கு என்னன்னா, இவரும் ஆசைப்பட்ட பொண்ணு தானே. சரி இவரும் சந்தோஷமா இருக்கட்டும் அப்டின்னு நெனைச்சேன். அப்புறம் தான் சரி தெரியுது. சரி நம்ம மேல கொஞ்சம் போல இருக்கு போல, அப்டின்னு நெனச்சுட்டு, அப்புறம் நான் வந்து விட் கெட்டியா புடிச்சுக்கிட்டேன் இவர விட்டுறக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு, சாமிகிட்ட போயிட்டு கண்ண மூடிட்டு சீக்கிரமா அந்த பொண்ணுக்கு ஒரு லவ்வரையோ ஒரு ஒரு மாப்பளையோ சீக்கிரமா குடு அப்டின்னு சொன்னோனே, அதே மாரியே அந்த பொண்ணு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுச்சு. அவருக்கு புடிச்ச மாரி. ஆமா. அவளுக்கு புடிச்ச மாரி ஆனா பார்த்தீங்கன்னா, பேர் கூட ஒண்ணுங்க.
ஓஹோ! அதாங்க புரியுதுங்க. ம். ஓஹோ! ஆ அருமைங்க. <chuckles> ம். ஆஹா. சரிங்க. ம். அப்டிங்களா? ம்ஹ்ம்.
ஆமா. எங்க வீட்டுக்கார் பேரே தாங்க, அவருக்கும் கொஞ்சம். <laughs>
இன்னும் மறக்கல. இன்னும் உங்களுக்கு வந்து அத உருத்திட்டே இருக்குது. சரி பரவால்ல விடுங்க. பேரு ஒரே மாரி வச்சுக்கிட்டாங்க. அ. ஆனாலும் 2 பேரும் நேர்மையா இருந்திருக்கறாங்க. உங்க கணவருக்கு உங்கள தாங்க ரொம்ப பிடிக்கும். அவங்கள அதே இப்ப தான் 10 காதல் பண்றாங்க. இப்ப நீங்க போய் பார்த்தீங்கனா சிரிச்சிடுவீங்க நீங்க. ம்.
ஆமாங்க. ஆம். ஆமாமா. கண்டிப் ஆமா. ஆமா, கண்டிப்பா. ஆமா. இப்ப ஆனா இப்ப 2 பேரும் எல்லா க க கால எந்த எந்த ஒரு ஃபங்ஷன் வந்தாலும் 2 பேரும் வருவாங்க பாப்பாங்க. அ. ஆமா. அது வந்து என்ன கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பார்த்து சிரிச்சுக்கிறது, பேசிக்கிறது. அதெல்லாம் வந்து ஆமா. இருந்தாலும் இந்த படத்த ஆமா.
சரிங்க. ம். அருமைங்க. ம். அதாங்க. ம்ஹ்ம். கண்டிப்பாங்க. அதெல்லாம் மறந்துருங்க. நீங்க தான் வந்து அத ரொம்ப வந்து சீரியஸா எடுத்துட்டீங்க. ஐய்யய்யோ! நம்ப கணவருல்ல காதலிச்ச பொண்ண வந்து விட்டுட்டாரே! அப்டின்னு நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்க. அவரு கூட காதல் தோல்வில அந்த அளவுக்கு வருத்தப்பட்டுருக்க மாட்டாருன்னு நெனைக்கிறேன். <chuckles> ம். பரவாயில்லங்க! உங்களுக்கு மனசு அந்த அளவுக்கு
அ. ஆமாம். ஆமா. ஆமா. அதனால அடிக்கடி தனிமையில பாார்க்கற பாடம் இந்த படம் தான் ம். ம். ம்.
அதாங்க. நல்ல படங்க. அ உங்க மனசு எவ்ளோ அ வெள்ளந்தியான மனசு? எவ்ளோ அன்பு உங்க கணவர் மேல வச்சிருக்கிறீங்க அப்டிங்கிறது இதுலருந்து நல்லாவே தெரியுதுங்க. அ அழகா சொன்னீங்க. அ ஆனா இந்த மாரி அ இந்த அளவுக்கு அ உங்க வாழ்க்கையில நடந்ததே <chuckles> படத்துல வந்திருக்கும்ன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. <chuckles> ரொம்ப அ அரிதான ஒரு செயல்ன்னு சொல்லலாம். அ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க உங்கள்ட்ட பேசும்போது. ஏன்னா, முடிவு நல்லா மகிழ்ச்சியா இருந்தங்காட்டி, மனசு எனக்கு கொஞ்சம் நிறைவா இருக்கு. ஆ உங்களோட பேசினதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. மீண்டும் பேசலாங்க.
கண்டிப்பா. ஆமா. <laughs> கண்டிப்பா. ம். ஆமா. மிக்க நன்றிங்க.
நன்றிங்க.